இன்னைக்கு இருக்குற இந்த காலகட்டத்துல என்னன்னா, இந்த கைபேசியோ, சமூக ஊடகங்களோ, இல்ல வலைதளங்களோ இல்லாம நம்ம இல்லன்னு சொல்லலாம். அது வந்து நமக்கு ஒரு 3வது கை மாதிரி ஆயிருச்சு. பொழுதன்னைக்கும் அத நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அ <inhales> அது நம்மளுடைய வேலைகள அதிகப்படியா எளிதாக்குனாலுமே கூட, நம்ம அத பொழுதுபோக்குக்காக தான் அதிக நேரம் பயன்படுத்துறோம். அப்புடி இருக்குறதுனால நெறைய பிரச்சனைகள் வந்து, உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நெறைய இருக்கு. அப்போ வந்து டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணலாம் அப்டின்னு வந்து நம்ம பண்ணும்போது, அது பண்றது ஈஸியா? அதில எந்தெந்த வழிகள்ல பண்லாம் அப்டின்னு சொல்லிட்டு என்கிட்ட பகிர்ந்துக்குறீங்களா?
<grunts> கண்டிப்பா, அந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்டிங்கிற விஷயம், இந்த காலத்துல எல்லாருமே ப அ பண்ணணும்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா டீடாக்ஸ் அப்டின்னா, <inhales> அது வந்து மொ மொத்தமா இந்த மாரி தொழில்நுட்பங்கள், இந்த மாரி, நிகழ்ச்சிகள வந்துட்டு, மொத்தமா தள்ளி வெக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. பட், <inhales> அவுங்கள வந்து அளவு படுத்திக்கணும். ஏன்னா, இப்போ, நானே பாத்துக்கிட்டீங்கன்னா, என்னோடதெல்லாம் ஐடி வேல தாங்க, நைட் ஷிஃப்ட்டு, மார்னிங் ஷிஃப்ட்டு மாச மாசம் மாரி மாரி வரும். அ வேலைக்கு போறப்ப கூட காலைல 9 மணிக்கு போனா சாயந்தரம் 5, 6 மணிக்கு விட்ருவாங்க. ஆனா, இப்போவெல்லாம் பாத்தீங்கன்னா, 10,11 மண் நேரம் நம்மள வெச்சு அந்த இடத்துல கொன்னே உயிர எடுத்துர்றாங்கன்னு வச்சிக்கோங்களேன்!
ம்ஹ்ம். சரி. ஓ! இப்ப வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும்போது?
ஆமாங்க. அது மட்டும் இல்லாம.
ஆமா. இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்கு நானுமே அதுல உழண்டு <inhales> அதனால பல பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வெளிய வந்து இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருக்கேன். <inhales> ஏன்னா, அவங்க சொல்றது இதுதான், நீங்க என்ன கிளம்பி வரீங்களா இல்ல. அ வீட்ல வீட்ல தானே இருக்றீங்க. கொஞ்சம் நம்ம பிராஜெக்ட்க்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் வொர்க் பண்ணி குடுங்க அப்டின்னா, 8 மணி நேரம் தான் நம்மளுடைய வொர்க்கிங் ஹவர்ஸ்ஸூ. அதத் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் பண்ணும்போது, <inhales> அதற்கான ஒரு ரிவார்டும் நமக்கு கிடைக்காது, பண்றோம் அதுக்காக வந்து இவங்க இவ்ளோ அமௌன்ட் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கெடச்சது அப்டின்னும் கெடையாது. நம்ம பிராஜெக்ட்க்காக பண்ணுங்க அப்டின்ற மாரி ஒரு இந்த இது நம்மகிட்ட திணி திணித்தல் இருக்கும்போது கஷ்டமா இருக்குல பண்ண முடியாம.
அப்டிங்களா. கண்டிப்பாங்க. எப்போ? கண்டிப்பா. ஐயோ ரொம்ப பிரஷரா இருக்குங்க அது மட்டும் இல்லாம, நா-நா நான் இப்பதான் கொஞ்சம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிதான் திருமணமும் ஆச்சு. கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கூட இல்லாம ரொம்ப ஒரு பிரஷர் ஆயிருது. அதனால இப்பலாம் பார்த்துட்டீங்கன்னா என்ன வேலைல வச்சிருந்தாலும் பரவாயில்ல, என்னால இவ்வளவுதான் உக்கோர முடியும்ங்கற மாரி கொஞ்சம் தீர்க்கமா இப்போலாம் சொல்லீர்றது. சரி என்ன பிரச்சனை வந்தாலும் வேற வழி இல்ல இல்லைங்களா, நீங்க சொன்ன மாரி, அட்லீஸ்ட் மார்னிங் ஷிப்ட் னா கூட எனக்கு நான் உக்கோர்ந்துருவேன், நைட் ஷிப்ட்லாம் வரும்போது நறைய உடல் உபாதைகள் வருது, நறைய ஒவ்வாமை இருக்கு, அ-தூக்கம் என்னோட பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்றதுனால, சரி ஒரு விஷயத்த அளவு பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேன். சோ இந்த மாரி டிஜிட்டல் இந்த மாரி விஷயங்கள கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்.
ஓஹோ! ம்ஹும். ம்ஹும்.
அப்பிடிங்கிற மாரி பிளான் பண்ட்டு, காலைல எந்திரிச்சேன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு இந்த இணையதளம், இந்த மாரி விஷயங்கள் ஆனே, நெட்டே ஆன் பண்றதில்லேங்க! 1 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆன் பண்ணா தான் அவனுங்க நம்ம உயிர எடுத்து வச்சிருப்பாங்க. “இது பிரச்சனை, அது பிரச்சனை, சீக்கிரம் வா நீ!” அப்பிடின்ற மாரி நிறைய சொல்லுவாங்க சரி, காலையில அதை பார்த்தோன்னே, வீட்ல ஏதாச்சு அது அந்த டென் பிரஷர் கொண்டு போய் அவுங்க கிட்ட நம்ம போய் காட்டிக்கிட்ருப்போம்! அதனால கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்.
ஓஹோ! <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. அதுவும் இப்போ புதுசா கல்யாணம் ஆனவங்க அப்பிடின்னா <inhales> எனக்கு கொஞ்சம் நெறைய நேரம் உங்ககூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனும்! ஏன்னா அப்ப தான் 1 புரிதல் ஏற்படும். உடனடியா வந்து அந்த புரிதல்ன்றது வந்துராதுல்ல? <inhales> அது ஆல்ரெடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், அவுங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சாலுமே கூட, அம் திருமணத்துக்கு அப்பறம் அவுங்க மனைவி ஆயிர்றாங்க நமக்கு நீங்க கணவரா ஆயிர்றீங்க அப்போ இந்த மாரி 1 பொசிஷன் 1 பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒ வந்து நம்ம அதுக்கேத்த மாரி நடந்துக்கணும். அப்போ அதுக்கான 1 புரிதல் ஏற்படணுன்னா <inhales> நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா வீட்ல இருக்கோமே தவர குடும்பத்தோட இருக்கோமா, அவுங்க கூட இருக்கோமா அப்பிடின்றது கேள்விக்குறியான விஷயமா தானே இருக்கும் இல்லயா?
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. இப்போ நீங்க சொன்ன மாரி நானுமே காதல் திருமணம் தான், என்ன பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலுமே, அவுங்க வேற 1 ஊர்லருந்து நமக்காக வந்திருக்காங்க! இதுவுமே ஒருக் அ 1 கிராமந்தான்; அவுங்க வந்துட்டு ரொம்ப பெரிய நகரம் சென்னையில இருக்காங்க <breath> இப்போ இங்க வந்துட்டு ஊர் மாரி வந்துட்டாங்க. அவுங்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் புதுசா இருக்கும்; அவுங்க வெளியே போய் ரிலாக்ஸ் பண்றதுக்கு கூட பெருசா இங்கேலாம் எதுவுமே இல்ல <inhales> எங்க வீட்லயும் அம்மா, பாட்டி, எங்க நாய்க்குட்டி இருக்கான். அவன்கூட ஜாலியா விளையாடுவாங்க; பட் நம்ம, நம்மள, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா தான வந்திருக்காங்க, நாய்க்குட்டி கூட எவ்ளோ நேரம் விளையாட முடியும்? அந்த மாரி இருக்கும்போது நாங்க என்ன பண்ணோம், இப்போவெல்லாம் காலைல நாங்க 2 பேரும் 1 6 மணி அது மாரி எந்திரிச்சு, அ மொட்ட மாடிக்கு போய்ட்டு, கொஞ்சம் இந்த மாரி வெயில்ல நிக்கிறது, இந்த மாரி அங்க எங்க வீட்டுக்கு பின்னாலலாம் கொஞ்சம் வயல் எல்லாம் அந்த மாரி இருக்கும்; ரொம்ப பெருசா இருக்காது, அ அளவா. அப்ப கொஞ்சம் தென்ன மரம் இருக்குற காடுகள் மாரி, ரொம்ப இந்த மாரி பொல்யூஷன் ஓ, ட்ராஃபிக் அ ரோடு இந்த மாரி விஷயங்களே இல்ல. எங்களது வீடே மண் ரோட்ல தான் இருக்கும்; அதனால பெருசா இந்த மாரி சத்தங்கள், பொல்யூஷன் லாம் இருக்காது, கொஞ்சம் அ நிம்மதியா இருக்குன்னு சொல்லலாம்.
ஆஹா! ம்ஹும். கண்டிப்பா. ம்ஹும். ம்ஹும். 1 அமைதியான, நிம்மதியான 1 சூழல். 1 என்ன சொல்றது. அதிகபட்சம் பொல்யூஷன் இல்லாத 1 சூழல்ன்னு சொல்லலாம்! ஏன்னா வண்டி சத்தங்கள் ஆகட்டும், தொழிற்சாலை கழிவுகள், அதிலேருந்து வர ஸ்மெல் லு, இதெல்லாம் எதுவும் இல்லாம வயல்வெளி, தென்னமரன்னு இருந்தாலே போதுமே! இவ்வளதெல்லாம் இல்லாம இருந்தாலே வந்து நல்லாயிருக்கும் இல்லையா? ஆம் 1 நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆ தான் இருக்கும் அது. காலைல வந்து அந்த இயற்கையான காத்த சுவாசிக்கும்போது <inhales> அது நுரையீரலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மக்களுக்கு. அ அதுதான் நீங்க ப ஆ, சொல்லுங்க சொல்லுங்க.
ஆமாங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. சரியா சொன்னீங்க. அதுக்கப்புறம் அந்த யோகாஸ், இந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லங்க. ஆனா நம்மளால உக்கார்ந்து கண்ண மூடி, அந்த மூச்சு எல்லாம் 1 நிமிஷம், 1 5 நிமிஷம், பத்து நிமிஷத்துக்கு மேல கான்சென்ட்ரேஷன் ஏ இருக்க மாட்டேன்து. இந்த ஸ்கூல்‌லல்லாம் குழந்தைய வந்து யோகா சொல்லி உக்காந்துட்ருப்பாங்க, அ அது மாரி தான் பண்ணிக்கிட்டு உக்காந்துருப்பேன். பட் கொஞ்சம் நல்லாருக்குன்னு வச்சுக்கோங்களேன்! 2 பேரும் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு கீழ வந்தாலும், அவுங்க ஏதாவது வீட்ல இந்த ஒர்க்லாம் பண்ணும்போது, அவுங்க கூட கொஞ்சம் அவுங்களுக்கு கூட சேந்து என் ரூமெல்லாம் நான் கிளீன் பண்ணிருவேன். அப்புறம் அந்த பெட்ஷீட் எடுத்து மடிச்சு வைக்கிறது. அவுங்களுக்கு ஏதாச்சும் எங்க வீட்ல, எங்க பாட்டி, அம்மா அவுங்கலாம் இருப்பாங்க. இப்ப எங்க பாட்டிக்குலாம் அந்த நியூஸ் பேப்பர்ல ஏதாவது விஷயம் நடந்தா சொல்றது. அவுங்கள ஏதாச்சும் இந்த மாரி தனியாலாம் உக்காந்துருக்கும் போது, செயின் எல்லாம் திருடன் வந்து அடிச்சுட்டு போயிர்றாங்க அம்மாச்சி, பாத்து பத்திரமா இருன்னு சொல்லுவோம் இந்த மாரி சின்ன, சின்ன விஷயங்கள்; அப்புறம் ஏதாவது காஃபி எல்லாம் நான் போட்டு குடுப்பேன். கொஞ்சம் நான் கொஞ்சம் இந்த மாரி சின்ன குழந்தையில இருந்தே 1 பையன்ங்கிறனால எங்க வீட்ல நிறையாவே வேலைகள் கத்து குடுத்து வளத்துட்டாங்க; அதனால பெருசா நான் வந்துட்டு
ம்ஹும். <chuckles> ஆமா. ஓஹோ! <chuckles> ஆஹா! ஓஹோ! சமையல் வேலை எல்லாம் ஓரளவு வருங்களோ?
அ சமையல் என சிக்கன் செய்யும்போது மட்டும் ஒரு 2, 3 ஐட்டம் எனக்கு செய்யத் தெரியும். பட் அ சமையலுக்கு ஹெல்ப் பண்ணி அவளதா நான் கெடுக்க மாட்டேன். பட் அதோட அந்த மேல் வேலைகள் எல்லாம் இருக்கும் இல்லேங்களா, இந்த கொஞ்சம் வெளக்கி கழுவுறது, மாப் போட்றது, வீடு கூட்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் பார்த்துருவேன். யாரையும் அவுங்கதான் பண்ணனு எதிர்பார்த்துட்டுருக்க மாட்டேன். வீடு எனக்கு கொஞ்சம் ஓசிடி மாரி. ஆமா.
சூப்பர், சூப்பர். ம்ஹ்ம். ஆஹா! சூப்பருங்க, இது பண்ணாவே போதுமே இது பண்ணாவே நீங்க பண்ணது ரொம்ப பெரிய உதவியாச்சே. இது கூட நெறைய வீட்ல பண்ண மாட்டாங்களே
ஆமாங்க. அந்த ஓசிடி மாரி எனக்கு கொஞ்சம் ஏதோ 1 எடம் நீட்டா இல்ல அப்பிடின்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஸா ஃபீல் பண்ணுவேன். என்னடா இந்த எடம் பார்க்க இப்பிடி இருக்குன்னு, டக்கு டக்குன்னு உட்கார்ந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, கொஞ்சம் வெளியில இந்த செடி எல்லாம் நெறையா வச்சிருக்கோம். எங்க வீட்ல கொஞ்சம் ஆசைப்பட்டு வச்சாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அப்பப்போ அது பார்த்துட்டு, எங்க நாய்க்குட்டி கூட வாக்கிங் போறது, இந்த மாரி விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணேன்.
ஓஹோ! மஹ்ம். அதான் இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு, நீங்க மீதி இருக்கிற நேரங்கள்ல வேலை செஞ்சாலே, இது ரொம்ப பெரிய டீடாக்ஸ் விஷயம் தானே இல்ல? ஏன்னா வீட்ல இருக்க நம்ம, நம்ம இருக்குற எடத்த சுத்தப்படுத்துறதே ரொம்ப பெரிய டாஸ்க். அத பண்றது அது போக நீங்க சொன்னீங்க இல்லயா, உங்களுக்கு "செடிகள பராமரிக்கிறேன்" அப்பிடின்னு சொல்லிட்டு, இது அதவிடய ஒ 1 ரொம்ப பெரிய 1 மனசுக்கு நிம்மதி அளிக்கக் கூடிய 1 விஷயம். இது 2 டையும் பண்ணவே வந்து நமக்கு ரொம்ப பெரிய ரிலாக்சேஷன் கிடைக்கும் இதுல. இல்ல நம்ம தனியா டீடாக்ஸ் ல்லாம் பண்ண தேவையில்லயே! <chuckles>
ஆமாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆனா, இது என்னன்னா இப்ப தாங்க ஒரு 2 வருஷமாவே ஒர்க் ஃபிரம் ஹோம்ல இருக்கேன். டெய்லியும் நான் வந்து காலையில எந்திரிச்ச உடனே படிக்க ஆரம்பிச்சர்ணும், அடுத்தடுத்த அப்ஸ்கில் பண்ணனும், சம்பாரிக்கணும் இதுலயே மைண்ட் இருந்ததுனால <inhales> இந்த மாரி விஷயங்கள்ல இவ்வளவு நாள் நான் வந்துட்டு ஈடுபடுத்திக்காம ரூம்குள்ளேயே அடைஞ்ச மாரி இருந்திட்டேன். <inhales> எப்ப சாப்பாட்டுக்கு வெளிய வருவேன். ஏதாச்சும் விஷயம் ஹெல்ப்னா வெளிய வருவேன். அப்பப்ப வந்து அட்டென்டன்ஸ் போட்ற மாரி போட்டுட்டு போயிட்டு இருந்தேனே! ஒழிய, ரொம்ப ஈடுபாடு இல்லாம இருந்தேன். பட் இந்த கல்யாணமான டைம் அதுக்கப்புறம் 2 மாசம் அவுங்களும் கொஞ்சம் லோன்லியா இருக்ற மாரி நமக்கு அவுங்க சொல்லல எதுவுமே. ஏன்னா அவுங்களுக்கும் தெரியும். நம்ம வேலைனால தான் இப்படி இருக்கோம். ஏன்னா பெருசா பிரண்ட்ஸ் கூடனையும் நான் வந்து பெருசா போகமுடியல. வீக்கெண்ட் ஆனாலும் ஏதோ 1 மாசத்துல ஒரு 2 வாரங்கள் அதுவும் சாயந்தரம் போய் கிரிக்கெட் விளையாடுற மாரி விஷயம் மட்டும் தான் பண்ணுவேனே, ஒழிஞ்சு பெருசா அப்பிடி போமாட்டேன். அதனால அவுங்களுக்கு தெரியும்.
ஆஹா! ஓ! சரி, சரி. மஹ்ம். மஹ்ம். பார்த்தீங்களா, ஒங்களுக்கு ரிலாக்சேஷன்னு சொல்லிட்டு நீங்க உங்க பிரண்ட்ஸ் கூட போய் கிரிக்கெட் விளையாடுவீங்க. அவுங்களுக்கு இங்க பிரண்ட்ஸே இல்ல, அவுங்க என்ன பண்ணுவாங்க எவ்வளவு நேரம் அவங்களும் ஃபோன் வச்சிட்டு
இல்லங்க சனி, ஞாயிறு கண்டிப்பா, அவுங்கள படத்துக்கோ, வீட்ல இருக்குற ஆளுகளுக்கு கூட ஷாப்பிங். இந்த மாரி விஷயங்கள கண்டிப்பா ஈடுபடுத்தி கூட்டிட்டு போயிருவேன். ஏன்னா போர் அடிக்கும் இல்லீங்களா? சோ டின்னர் இந்த மாதிரி கேண்டில் லைட் டின்னர் ஏதாச்சும் 1 அவுங்களுக்கு பண்ணனும்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் பண்ணிருவேன். பிரண்ட்ஸ்ன்னு நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அ வேலைனால தான் அவன் இவ்ளோ பிஸியா இருக்கான். நம்மள கண்டுக்காம இல்லங்கறது அவுங்களுக்கு தெரிய வச்சிரணும். ஏன்னா அவுங்களுமே ஏதோ நெனைச்சிட்டு நம்ம அவுங்கள எக்ஸ்பெக்டேஷன் ஃபீல் பண்ணாம கண்டுக்காத இருக்க மாதிரி நெனைச்சிட்டு ஏதாச்சும் மனசு கஷ்டப்பட்டுருவாங்களோ, அப்பிடிங்கிறதுக்காக இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கல்யாணத்துக்கப்புறம் நிறைய முன்னெடுக்கிறதுனால <inhales> இப்போ கொஞ்சம் ஓகேவா போகுதுன்னு வைங்களேன்.
ஆஹா. சரி, சரி. மஹ்ம். சூப்பருங்க, சூப்பர். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களால வந்து நீங்க அந்த உங்களுடைய அந்த ஆ டிஜிடலைசேஷன்ற ஒரு விஷயம் வந்து குறைபட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏனா, "என்னோட கான்சென்ட்ரேஷன் இங்கிட்டு திரும்பிருச்சு. ஸோ, அதனால வந்து வ நிறைய நேரங்கள் வந்து நானு என்னுடைய மடிக்கணினி கூடையோ, இல்ல கைபேசி கூடையோ செலவிடுறதில்ல". அப்டீன்னு சொல்ல வரீங்களா?
கண்டிப்பாங்க. இந்த மாரி விஷயங்கள் இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி ஃபோன் எடுக்குற எனக்கு வந்து ஃபோன் அப்பதிக்கி எதுவுமே தேவைப்படாது. அப்புறம் எனக்கு இந்த படிக்கும்போது அப்புறம் வேலை செய்யும்போது அத வந்து அப்போ வந்து தவிர்க்க முடியாது. ஏனா, ஃபோன்ல தான் Teams, Outlook, WhatsApp குரூப்ளெல்லாம் மெசேஜ் எதா போடுவாங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும்போதுட்டு அந்த வேல நேரங்கள மட்டும் தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து தவிர்க்றது நம்ம சாய்ஸ் தானேங்க. ஸோ, அந்த மாதிரி விஷயங்கள் நைட்லாம் சாப்ட்டதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டேன். இந்த நைட்‌டு ஷிஃப்ட்ன்னு வந்தா தான் என்னோட வாழ்க்கை கொஞ்சம் தல கீழா மாற மாரி இருக்கும். பட், அதையுமே இப்ப நாங்க 2 பேரும் எப்டி எப்டிலாம் சீர் பண்ணலாங்கிற விஷயங்கள், வழிமுறைகள்லாம் நிறைய போய்க்கிட்டு இருக்கு. அந்த நைட்‌டு வந்து இந்த ஸ்க்ரீன் டைம்லாம் நிறைய கம்மி பண்ணிடோம். ஆனா, இருந்தாலுமே அந்த ஆ எதோ வீக்கெண்டோ இல்ல, வீக் டேஸ்ல இந்த படங்கள் நாங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது அத வந்து ஸ்க்ரீன் டைமா தெரியாம கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்கள் எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற விஷயங்களாதா நாங்க பார்த்துக்குறோம். அதனால அப்பத்திக்கி அந்த அது...
ஆமாங். ம்ஹ்ம். சூப்பருங்க. ஓகே, ஓகே. ஸ்க்ரீன் குறச்சிட்டு 2 பேரும் ஒண்ணா பேசிட்டு இருப்போம் அப்டின்றதையும் தாண்டி 2 பேரும் ஒண்ணாவே ஸ்க்ரீன் டைம்ல ஈடுபடலாமே? அப்ப அது வந்து அது பெரிய ஸ்க்ரீன் டைம்னு சொல்ல முடியாது. நம்ம 2 பேரும் ஒண்ணா வந்து டைம் ஸ்பெண் பண்றோம் அப்டீன்ற மாதிரியான ஒரு ஒரு புரிதலுக்கு வந்துரும். அப்டீன்ட்டு நீங்க அதையே வந்து இப்டி முயற்சி பண்ணியிருக்கீங்கல்ல! அருமை, அருமை!
ஆமாங்க வேற வழி இல்லாம போச்சு இல்லைங்களா? ஸ் ஆ அடிக்கடி படத்துக்கும் போக முடியறதில்ல தூரமா ஏனா, இங்கேயிருந்து 20 கிலோமீட்டராச்சும் போகணுங்க. ஸோ, வந்துட்டு ஸ்க்ரீன் டைமும் ஃபுல்லா இல்லனா அவங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ ஏதாச்சும் நைட் நேரம் ஹாரர் இந்த, வ அ க்ரைம் த்ரில்லர் இந்த வெப் சீரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ள அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். ஸோ அவங்க கூட அ ஏனா நைட் ஷிஃப்ட் வேல செய்யும்போது எப்படியும் முழிச்சிருக்கணும். எனக்காக அவங்க முழிச்சிருப்பாங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். ஆ...
<chuckles> ஓஹோ! ஆமா, அப்டின்னா அவங்க காலையில எழுந்திரிச்சு வீட்ல வேலைகள்லா இருக்கும். நீங்க தூங்குவீங்க, அப்ப எப்படி அவங்களால வேலை செய்ய முடியும்? ஏனா நீங்க ஒர்க் பண்றீங்க, அதனால தூங்குறீங்கன்னு சொல்லலாம். அவங்க பகல்ல தூங்குனாங்கன்னா வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? வீட்ல எல்லாரும் இருக்கும்போது அம்மா, பாட்டிலா இருப்பாங்களே?
இல்ல. இப்ப, கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என் கூட சேர்ந்து இருக்கிறனால, நாங்க 2 பேருமே ஒரு 10 10 1/2 க்கு தான் எந்திரிச்சிப்போம். எந்திரிச்சுட்டு எங்க வீட்ல வந்துட்டு, அவங்க எல்லாத்துமே ஓரளவுக்கு செஞ்சு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம், இருக்கிற வேலைகள்லாம் இவங்க செஞ்சுடுவாங்க. அவங்கள செய்ய விடாம. <inhales> சோ, பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு, வீட்லேக்குமே தெரியுதுல்ல, நான் நைட் ஷிஃப்ட் இருக்கும். சோ, அவுங்க 2 பேத்துக்குமே ஒரு டைம் வேணுன்ற மாரி, ஓரளவுக்கு ஓகேங்க. நானுமே ஃபர்ஸ்ட்டு பயந்தேன். எங்கயோ, மாமியார் மருமகள் பிரச்சனலாம் வந்துருமோ, ஐயயோ மண்ட காஞ்சிருமோன்னு. பட், ஓகேவா போதுங்க.
ஓஹோ! ம்ஹ்ம். சூப்பர்ங்க, சூப்பர். ம்ஹ்ம். யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாம, ஆயே
ஐயோ! ஆமாங்க. அந் அதுவும் ஒரே பையனா இருந்துட்டாலா, பெரிய கஷ்டம். இந்த மாரி விஷயங்கள்லா வந்துட்டா. மண்டல்லாம் பிச்சுக்கும். அதனால, ஆனா பரவால்ல. அந்த அளவுக்கு எதுவும் கஷ்டமா இல்ல. 2 பேரும், ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்ல அவுங்களே போய்க்கிறதனால, ஓரளவுக்கு நல்லா தான் போகுதுங்க, வாழ்க்கை.
ஆமா. அருமை. அருமை. இப்ப, அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி போய்க்கிறதுனால, ஒரு புரிதல் இருக்கிறதுனால வந்து, பிரச்சனைகள் எதுவும் வரல. ஏன்னா, இவங்களே எந்திச்சு வர லே ஒரு சில வீடுகள்லலாம், "காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு தான் ஆகணும். 5 1/2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சி, விளக்கு வச்சு தான் ஆகணும்." அப்படின்னு.
கண்டிப்பா. இருக்குங்க அதெல்லாம். இப்போவுமே இருக்கு. ஏன்னா நிறைய பேரு, என் ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் இல்லனா, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேற வீட்டுக்கு போனவங்களலாம் பார்க்குறேன் ஆமா. எல்லா வேலைளுமே அவங்கள தான் பாக்க சொல்றாங்க. அதுவும் கூட இருந்துட்டு, ரொ அவங்கள வந்து இந்த மாடு மேய்க்ற மாரி இத பண்ணு, அத பண்ணு பின்னாடி இருந்து அவங்க நல்லா பண்றாங்களா? இந்த மாரி விஷயங்கள் பாக்கறதாகட்டும், அது வந்து கொஞ்சம் வந்து, அ கடுப்பா இருக்கும். அதுவும் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு நம்ம, எவ்ளோதான் நம்ம அம்மா, நீ விட்டு குடுத்து போனு சொன்னாலு, எல்லாமே ஒரு லிமிட் தாங்க அதுக்கப்றம் அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டா அது வந்துட்டு, அது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சன வந்துரும். அந்த மாரி விஷயங்கள் வரக்
ம்ஹ்ம். ஆ. ஆமா. பிரச்சன வரும். அதுக்கப்பறம் வந்து இவ்ளோ டார்ச்சர் பண்ணும்போது என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. வாங்க நம்ம தனியா போயிரலாம் அப்டின்னு சொல்லிட்டு கூடிட்டு போயிறதுக்கு, <inhales> அப்டியான ஒரு சூழ்நிலை தான் கண்டிப்பா ஏற்படும். இவ்ளோ டார்ச்சர் பண்ணினா அப்ப நீயே பண்ணு நாங்க கெளம்புறோம், அப்டின்ற மாரி தான். எனக்கு, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா அவங்க சைட்லருந்து கொஞ்சம் விட்டுக்குடுத்து வருவாங்க அப்டியே ஸ்மூத்தா ரன் பண்ணிக்கலாம். ஆனா இது இந்த புரிதல் நிறைய வீட்ல இல்லாததுனால தான் வந்து, கொஞ்சம் சிரமபடுற மாரியான சூழ்நிலைகள் ஏற்படுது. அ ஆமா ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் நீங்க எப்டிலாம் கடை பிடிக்கிறீங்க, அதுக்காக எந்தெந்த வழிகள் வந்து தேர்ந்தெடுத்தீங்க, வீட்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதாகட்டும், அ உங்க வீட்ல இருக்குறவங்கள வெளியே கூட்டிட்டு போறதாகட்டும், அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா உங்களுடைய அனுபவங்கள என்கிட்ட பகிர்ந்துகிட்டிங்க. உங்க கிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் பேசலாம்.
கண்டிப்பா. ஆமாமா. ஆ. கண்டிப்பாங்க. <laughs> சரியா சொன்னீங்கங்க. மிக்க நன்றிங்க.